கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் வந்து, உண்மையாவே வந்து, அ ரொம்ப நல்ல விஷயங்க. அதாவது நம்ம பசங்க முன்னாடி நம்ம என்ன செய்றோமோ, அததான் பசங்க செய்வாங்க. நம்ம 1 நாள் எக்ஸ்கியூஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு அது பழகாயிரும். நீங்க வந்து அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட தரதில்ல. அந்த நான் சொன்னது துணி போடுறதுக்கு அந்த பாஸ்கெட்ஸ் சொன்னீங்கள அந்த விஷயத்த சொல்றேன். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கொழந்தைக்கு இப்போவே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க. வேற எந்தெந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க செய்றீங்க வீட்டுக்குள்ள வந்தோனையும்?
அதே அதேக்கப்புறமேல இது வந்து ரெகுலரா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரிக்க. அதுக்கப்புறமேல ஹிந்தி டியூஷன் முடிச்ச உடனேயே அவளுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலோ இல்ல டீயோ ஏதோ ஒண்ணு கேட்கிறத போட்டு குடுத்து முடிச்சுட்டு, அவள்க்கு கண்டிப்பா அடுத்தது என்ன பண்ண சொல்லிடுவனா வீட்டு பாடம் எழுத வுட்ருவேன். பிரேக் எ குடுக்க மாட்டேன். பிரேக் வுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் தலையில மொளகா அரச்சிட்றா.
சரிங்க.
அது பார்த்துட்டேன். நான் எல்கேஜிலேருந்து பார்த்துட்டேன். அப்டியே ஒரு ரைமிங் அ போனா போயிட்றா எடையில கொஞ்சம் பிரேக் வுட்டேன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஹோம்வொர்க் கட்டு
ஆ. அது அந்த அந்த குழந்தைங்களுக்கு. அது ஒரு மாதிரி அந்த பிரேக் வுட்ரது குழந்தைகளுக்கு ஒரு மாரி அடபோமா அப்டிங்கிற மாரி கொண்டு வந்துரும் இல்லைங்களா? நான் நாளைக்கு பார்த்துக்குறேன். <chuckles> ஆ.
ஆமா. ஒரு அலட்சியத்தன்மை கொண்டுட்டு வந்துடுது. ஆனா, வந்து எங் எங்களோட மாமியாரோ, எங்களோட மாமனாரோ என்ன அப்டியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் வெளாட வுட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன படிக்க உட்கார வைக்க வேண்டியதுதானே திட்டுவாங்க. என்னையே திட்டுவாங்க. அவளோட கத உங்களுக்கு என்னான்னே தெரியாதே சும்மா இருங்களேன் கொஞ்சம் இருங்களேன். இல்லையே ஹோம்வொர்க் கட்டு, அப்டின்னு சொல்லி சொல்லுவேன். என்னமோ போ, அப்டின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா, வந்து இப்டியே நான் இழுத்துட்டு போறனால எனக்கு வந்து என்ன ஆயிடும்னா சீக்கிரமா வேல முடிஞ்சிரும். அவள அப்டியேன்னு 1 ரவுண்ட் அடிக்க வுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவள பாட நல்லா படிக்கிற பிள்ள தான். நல்லா படிக்கிற பிள்ள தான். என்ன ஆனா, வந்து அந்த வெளாட்டு புத்தி இருக்கும் இல்லையா? அப்பதானே ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த வெளாட்டு புத்தி இருக்கும். இல்லையா? அதில வந்து அதில வந்து 1 ரவுண்ட் அடிப்பா அம்மா சாமி தாயே பிடிச்சு மறுபடியும் உள்ளார இழுக்கரதுக்குள்ள படாத பாடு படுற மாரி இருக்கும். அதனால கையோட வந்து என்ன பண்ணிருவேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டு பாடங்கள எழுத வுட்டுருவேன்.
அ. ஓ! சரிங்க. <chuckles> அ. ஓ! சரிங்க. சரிங்க. கண்டிப்பா, இருக்கும். <chuckles> <laughs> சரிங்க.